வீட்ட சுத்தம் பண்றதுன்றது நம்பள தலைகீழா தூக்கி போடுற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா ய யாராச்சு வீட்டுக்கு வராத அன்னைக்கு கூட நம்ப வீடு சுத்தமா இருக்கும். வர்ற அன்னைக்கு தான் நம்ப வீடு வந்து ஒரு குப்பைக்காடா இருக்குன்ற மாதிரி நம்பளுக்கு அது குப்பைக்காடா இருக்கும். நம்ப எண்ணமும் அப்படியே "அய்யய்யோ! குப்பைக்காடு மாரி இருக்கு." அப்படீன்ற மாரி ஒரு எண்ணத்தையும் குடுத்துரும். அத வந்து நீங்க சீரமைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்றத நீங்க சொல்லும் போது, எனக்கே அது வந்து நானே போயிட்டேன் அங்க. ஏன்னா நானும் அதே நெலைமையில இருந்திருக்கேன். அப்படிங்கும் பொழுது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. உங்களோட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நன்றி.
ரொம்ப சரியா தெரியும். <chuckles> மிக்க நன்றி.

அச்சோ! அது சீக்கிரமா சுலபமா பண்ற இடம் இல்லலங்க, அது. ரொம்ப கஷ்டம்தான்.
ஆமா. இருக்கறதிலயே கஷ்டமான ஒரு வேலை கிச்சன கிளீன் பண்ணி எடுக்குறதுதான். அதுவும் இல்லாம, 4 நாளா வந்து அந்தப் பக்கமே நம்ம போகாததுனால, சமைக்கிறது. அ இதுல என் கணவர் 4 நாளா வந்து சமைச்சு குடுப்பாரு. நான் சாப்பிடுவேன். அப்பிடியே போட்டுருவேன். அப்படியே தான் பொழப்பு போயிட்டிருந்துச்சு, அப்பிடிங்கறனால, அந்த 4 நாளா இருக்குன்னா, அப்பிடினா அதோட நிலைமைய நினைச்சு பாருங்க. வாய் இருந்தா அழுவும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. என்ன அப்பிடி
ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண் டிப்பா, கண்டிப்பா. அதான் உண்மை. <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. அது இது அ சும்மாவே கணவர்கள்லாம் சமைக்கும்போது, அந்த இடம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும்ல.